இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம உடையிலேயே நெறையா வகைகள் இருக்கு. நம்ப அணியிரதும் ஒரு ஒரு வகையிலயும் இருக்கும். அப்டி இருக்கும்போது நம்ம வீட்ல இருக்கும்போது ஒரு மாரி இருப்போம். இப்போ அலுவலகத்துக்கு போணுனா ஒரு மாரி போவோம். ஒரு பங்ஷன்க்கு போணுனா ஒரு மாரி போவோம். அந்த மாதிரி, உங்களோட உடையப் பத்தி ஏதாச்சு சொல்லிருக்காங்களா? யாராச்சு கருத்து அது மாரி ஏதாச்சு வச்சுருக்காங்களா?
ஆ நிச்சியமா. அதாவது நான் வீட்ல இருந்தா எப்டி இருப்பேன்னா, எப்பயுமே சில பேர்லாம் வந்து நைட்டி போடுவாங்க இல்லையா, நான் எப்பயுமே நைட்டி வந்து போட மாட்டேன். அதாவது நான் நைட்டில ட்ரெஸ் போடுவாங்கல்ல நைட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடியது அது ஒரு விஷயத்த வந்து போடுவேன் ஆ மத்தபடி பார்த்தாக்கா மத்த நாள் பகல்ல ஃபுல்லாவே எப்டி இருப்பேன்னா, அ எப்பயுமே வெளில போனா எப்டி இருப்போமோ அதே மாதிரி ஒரு சுடிதார் தான் போடுவேன் எப்பயுமே. அது ஒரு இது அதுக்கப்புறம் எப்பயுமே சுடிதார் போடுறேன் அப்டின்னு வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லிருக்காங்க. அப்புறம் வந்து
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. ஏன் அந்த மாரி உங்களுக்கு வந்து போ அந்த மாரி அணியிறதான் பிடிச்சிருக்கா? இல்ல இது நன் இது போட்டா நல்லாருக்கும் அப்டின்ற மாரி உங்களுக்கு ஒரு எண்ணங்களா?
ஆமா. எனக்கு அது போட்டா ஒரு நல்லாருக்கும் அப்டிங்கிற ஒரு எண்ணமும் அது போட்டாக்கா சி திடீர்னு யாராச்சும் இப்ப வராங்கன்னா வீட்டுக்கு ஆ மாத்த தேவையில்ல இல்லையா, அந்த சமயத்தில போயிட்டு இத மாத்தத் தேவையில்ல ஏற்கனவே இருந்தது போ ஒழுங்கா போட்டிருந்தாலே போதும் எப்போ யார் வந்தாலும் ஒண்ணும் கவலப்படத் தேவயில்ல அப்டிங்கிற மாதிரி திடீர்னு நம்ம வெளில போற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா அதே மாதிரி நான் தினமுமே அணிஞ்சுருவேன்
கண்டிப்பா. கண்டிப்பா, உண்மதாங்க. கண்டிப்பா உண்மதான். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. திடீர்னு கடைக்கு போணுனாலும் அப்டியே கிளம்பி போயிர்லாம். இதுனா உடைய மாத்திட்டு போற மாரி இருக்கும் யாராச்சும் வந்தாலுமே கஷ்டமா இருக்கும் அப் இந்த உடையில இருக்குமேன்னு கண்டிப்பா.
ம்ஹ்ம். ஆமா. <clicks tongue> ஆமா.
இப்ப இது மாரி பணிக்கு நீங்க வேலைக்கு போயிருக்க இடத்தில வேற ஏதாச்சு சொல்லிருக்காங்களா அந்த மாரி?
<clicks tongue> இப்ப பணிக்கு இல்ல வேல அதாவது கல்லூரிக்கு போயிருக்கு அப்போ கல்லூரியில எல்லாரும் வந்து சுடிதார் அதுதான் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, வந்து எல்லார விட நம்ம ரொம்ப வந்து இந்த சிம்பிளா போடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிம்பிளா போட்டாலும் ஒரு க்ளாஸா இருக்கணும் ஒரு தனித்துவமா இருக்கணும் அப்டின்னு வந்து நான் நெனைப்பேன். அந்த மாதிரி தான் நான் வந்து போடுவேன். எல்லாரும் வந்து கேட்பாங்க. நீ போடுறது எல்லாமே வந்து சிம்பிள்ளா தான் இருக்கு. நீ இது உன்னுடைய அதாவது நீ இப்டிதான் அப்டிங்கறதே ஒரு உன்னுடைய இதுதான் அப்டின்னு வந்து என்ன சொல்லுவாங்க.
ஆஸ். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. அதாவது ஒரு தனித்துவமா நீங்க தனியா தெரிஞ்சிருக்கீங்க அதனால தான் எல்லாரும் வந்து கேட்டுருக்காங்க நீங்க போடுற துணிய பார்த்து. ஏனா, ஆ ரொம்ப கிராண்டா போறவங்கள ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்க வந்து சிம்பிளா போட்டாலும் ரொம்ப லுக்கா தெரிஞ்சு அழகா தெரிஞ்சிருக்கீங்க அப்டின்னு பார்த்தா.
ஹாமா.